கண்டிப்பாங்க. எப்பயாவது ஒரு சில நாள் வரப்பிரசாதம் மாதிரி கெடைக்கும். ஒரு நாள்.அ அப்போ எப்படின்னா ஒரு இப்போ சமீபத்தில ஒரு தடவ அப்டிதான் ஆச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அழுத்தத்துல இருந்தேன். தயவு செஞ்சு பார்க்கக்காது ஒரு ஒரு மணி நேரம் கூட்டு போயிட்டு வா. நான் வந்து கொஞ்ச நே இருக்கறேன் அப்டிங்கிற மாதிரி ரெக்வெஸ்ட்லாம் பண்ணீட்டுருந்தேன். அந்த சமயத்தில என்னாச்சு அப்டின்னா, அ எங்க அவரோட ஆஃபீஸில வந்து ஒருத்தவங்க ஓ ஃபங்ஷன் வெச்சிருந்தாங்க. அப்போ அவர் மட்டும் தான் போறதா இருந்துச்சு. <laughs>
ஆஹா <laughs> செரி. ம்ஹ்ம். செரிங்க. ஆஹா. செரிங்க. ம். ஓஹோ! ம்ம்.
"அ போறதும் போற 2 பேரையும் கூட்டு போனேன்னு வெச்சுக்கோ ஒரு 3 மணி நேரம் எனக்கு கெடைக்கும். <inhales> ஒரு 3 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திச்சிக்குவேன்." அப்டின்ற மாரி என்ன பண்ட்டேன்னா அவருக்கு வந்து கிளப்பி விடுறது தான் பிரச்சனையா இருக்கும். போ இவங்க 2 பேருமே பொம்பள பிள்ளைங்கன்றதுனால தல சீவனும் மேக்கப் போடணும் நீ அதுக்குலியே நேரத்த கடத்திருவ அதனால வேணாம். இருக்கட்டும் நீயே பாத்துக்கோ நான் மட்டும் போய்ட்டு வரேன். அப்டின்னு வேக வேகமா கிளம்பினார் அவரு. அவர் குளிச்சிட்டு வரதுக்குள்ள நான் 2 பேரையும் ரெடி பண்ணி உக்கார வெச்சுட்ட. <laughs>
<laughs> <inhales> செரிங்க. ஆஹா! ஓஹோ! செரிங்க, ம். ஆஹா! ஆ. <laughs> சிறப்பான செயல். <laughs>
"இது தாண்டா நமக்கு கெடைச்ச சான்ஸு விட்டுறக்கூடாது" <inhales> ஏன்னா வந்து அவரோட ரீசன் வந்து இதுவா தான் இருந்துச்சு. நீ மேக்கப் போடணும் தல சீவனும் கிளப்ப லேட் பண்ணுவ அப்டின்னாரு. ஆ நான் எப்டி கெளப்பறன்னு பாரு அப்டிங்கிற மாதிரி அவர் குளிச்சிட்டு வரதுக்குள்ளே 2 பேரயு ரெடி பண்ணி உட்கார வெச்சு பாத்தியா கெளப்பிட்டேன். "நீ இப்போ கூட்டிட்டு போ நான் நல்லா 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி <inhales> நல்லா தூங்குனேங்க அன்னைக்கு அன்னைக்கு தான். இப்போ ஒரு சமீபத்துல இந்த ஒரு ஒரு மாத காலத்துக்குள்ள நடந்த ஒரு சம்பவம்னா இத சொல்லலாம்.
ஆ. செரி, செரிங்க. ம்ஹ்ம். ஆஹ். ஆஹா! ம். ம். <laughs> செரிங்க. நல்ல விஷயம். ம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இப்போ என்னோட மனைவியும் இப்டிதான் பண்ணுவாங்க. என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு என் நண்பர்களோடு நான் வெளையாடப் போறன். இல்லன்னா வேற ஏதாச்சும் ஒரு வெளி வேலையா போறேன் அப்படின்னா, "நீ எங்கனா போ. இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போ என்னால அவள கூட தனியா மாட்டி உட்டு மட்டும் போகாத." இத்தனைக்கும் எங்களுக்கு ஒரு கொழந்த தான் அவளும் வந்து எங்க பாப்பாவும் வந்து எப்புமே செரி யார் எங்க வெளில போனாலும் போறாளோ இல்லையோ, நான் ஒரு குப்பை கொட்ட கீழே எறங்குனா கூட "நானும் வருவேன்னு" ரொம்ப அடம் புடிச்சு என்கூடவே ரொம்ப இணைப்பா இருக்கறதுனால, சரி எங்கே போனாலும் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு போயிடுவேன். என்னோட மனைவிக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும். அவங்களும் வீட்டு வேலையும் செய்வாங்க. அவங்களும் ரொம்பலாம் தூங்கறதுன்றது அவங்களுக்கு பழம் பழக்கம் கம்மிதான். ஒரு 1/2 மணி நேரமோ இல்ல 1/4 மணி நேரமோ கொஞ்சம் கண்ணசந்துட்டு மறுபடியும் அவங்களோட ரொட்டீனுக்கு அவங்க வேலய செய்ய ஆரம்பிச்சுருவாங்க.
<laughs> ஹ. <inhales> அ.

கண்டிப்பா, கண்டிப்பா. சரியா சொன்னீங்க அதுதான். அந்த மாதிரி நான் அந்த மாதிரி போயிருவேங்க. அந்த மாரி போய்ட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 1 காஃபிய குடிச்சோமா, 2 வடைய சாப்ட்டோமா, அப்படியே கொஞ்ச நேரம் உக்காந்து பேசினோமா, <chuckles> அப்பதான் வந்துட்டு நேர்ல வந்து மூஞ்சிக்கு மூஞ்சி பாத்தாவது பேசுறதுக்கு நேரம் கிடைக்கும்னு சொல்லுவேங்க. ஃபேஸ் டூ ஃபேஸே வந்து இல்லாம ஏதோ ஒரு இதில வந்து ரன்னிங் ரேஸில ஓடுன மாரி ஓடிக்கிட்ருக்கோங்க கட கட கட கடன்னு. அது அதுவே அழுத்தத்தை நெறைய நமக்கு நிரப்பி குடுத்துருது. அந்த அந்த அழுத்தத்தோட சேந்து நமக்கு வந்து இந்த தூக்கம் இல்லாததும் கூட கொஞ்சம் அழுத்தத்த குடுத்துருது. அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க. அ அது வந்து ஒரு ஆளா ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுதான் எனக்கு வந்து ரொம்ப அழுத்தமே! அப்போ, "யாராவது ஒருத்தர் வந்து இதை பாத்துக்கோங்களேன், கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க." அப்படின்ற மாதிரி, எங்க அம்மாலாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த ஒரு 1 வாரம் எங்க அம்மா இருக்காங்கன்னா, நான் நான் அப்படி தூங்குவேங்க. என்ன ஏதோ எதோ சொல்லுவாங்கல்ல. "அ அடிச்சு போட்ட மாரி தூங்குறாங்க." அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவேன், பயங்கரமா. அ அப்போ வந்து, நமக்கு வந்து இது இந்த வேலை இந்த நேரத்தில செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்காது. அ அப்படி வேலையே செஞ்சா கூட, இப்போ வேலையெல்லாம் கூட செஞ்சு வச்சுட்டு போயிருக்கோம்னு வையுங்களேன். மிச்ச நேரம் வந்து இந்த குழந்தைகள பாத்துக்கிறதிலயே போயிருது. அப்போ அவுங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. அது பொம்மையா சும்மா இருக்கிறதுக்கு, அதுங்க இருக்கவே இருக்காதுங்க. ஏதாவது பண்ணி, நம்மள டென்ஷன் ஆக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்றதுக்கே வந்து, நம்ம வந்து துரு துருன்னு, நம்ம ஒரு ஆக்டிவா இருந்துகிட்டே இருக்கிற மாரி இருக்கும். அப்போ வந்து அந்த <chuckles> ஆக்டிவ்னெஸ்ஸே நமக்கு வந்து அழுத்தத்த அதிகமாக்கிரும். ஓ ஓ "என்னடா இப்படி பண்ணிக்ட்டே இருக்காய்ங்க. ஒண்ணு ஒண்ணா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்காய்ங்களே!" அப்டிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அ இந்த நாள் வந்துட்டு ஓய்வில்லாதது தான் முக்கியமா எனக்கு அழுத்தத்துக்கு காரணமா இருக்குங்க.
ம். ம்ஹ்ம். சரிங்க. ம். ஆ, கண்டிப்பா, கண்டிப் ம்ஹ்ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ம். கண்டிப்பாங்க. ம். உண்மைதான். சரிங்க. <laughs> சரி, சரி. ஆஹா, ம். <chuckles> ஆ, சரி, சரி. ம்ஹ்ம். ஆமா. ம். சரிங்க. ஆமா. ம் அதேதான், ஆமா. ஆமா. <laughs> கண்டிப்பா, ம். சரி, சரிங்க. <laughs> அ ஆமாங்க.

கண்டிப்பா. இப்போ அழுத்தம் வரதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து எனக்கெல்லாம் வந்துட்டு, வீட்லயும் அழுத்தம் தான் இருக்கும், வேலையிலயும் அழுத்தம் தான் இருக்கும். <snorts> அப்போ முன்னாடிலாம் வந்து ப பள்ளி கல்லூரிலாம் படிக்கும்போது அழுத்தம் வந்துச்சுனா, இந்த மாரி மன அழுத்தம் இருந்தாலே வந்து தூங்குறது தான் மொத நெனைப்பேன். "நம்ம தூங்கிட்டா போதும்டா. எல்லாம் சரியாயிரும்." அப்படீங்கிற மாதிரி. ம் எதாவது அழுத்தம் வந்துச்சுனா நான் என்ன பண்ணுவன்னா, சாயந்தரம் கல்லூரி முடிஞ்சு வந்த உடனே வந்து போய் தூங்கிருவேன். இன்னுமே ஒண்ணுமே பண்ண மாட்டேன். அப்படியே பேக்க வந்த ஒன்னே பேக தூக்கி போட்டு போய் தூங்குறதுதான் மொத வேலையா இருக்கும். அந்த மாதிரி
ம்ஹ்ம். சரிங்க. அ. ஓஹோ! அ. <laughs> ஆமாங்க. ம். கண்டிப்பா. ம். சரிங்க. ஆ. <chuckles> கண்டிப்பா. அது, ம் அது ரொம்பவும் ஒரு அருமையான யோசனை. ஏன்னா, நம்மளோட எல்லா கவலைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு, ஒரு புது பிறப்பு எடுத்து வர மாதிரி இருக்கும். அந்த தூங்கி எழுந்திரிச்சு வரப்போ.
ஆமாங்க. கண்டிப்பா. அந்த தூக்கம் வந்து அ முக்கிய காரணம் வந்து தூக்கம் சரியில்லாதனால வரும், இப்ப வர மன அழுத்தம்லாம். ஆனா அப்ப வந்து எதனால வருதுன்னு தெரியாது. ஆனா தூங்குனா சரியா யிரும். ஆனா, அந்த மாதிரி தூங்க விட்டா போதும்டா. ஆனா ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுத்தம் அது வந்து, "இதுக்கெல்லாமா நாம இவ்ளோ ஸ்ட்ரெஸ்ஸாயிக்கிறோம். இதுக்கெல்லாமா டென்ஷன் ஆயிக்கிறோம்." அப்படீங்கிற மாதிரி இருக்கும்.
ஹ்ம். ம்ஹ்ம். ஆஹா. <laughs> கண்டிப்பா. ம். ஆமாங்க. <laughs> கண்டிப்பா. நானே அதைதான் சொல்லணும்ன்னு நெனைச்சேன். ஏன்னா, இந்த சின்ன வயசுல எது முக்கியமான விஷயம் எது தேவையில்லாத விஷயம்னே தெரியாம, எல்லாத்துக்கும் நம்ம அந்த மன அழுத்தத்துக்குள்ள போவோம். ஆனா, அதுக்கேத்த மாரி அதுக்கான சொல்யூஷனும் ரொம்ப ஈஸியா இந்த மாரி தூங்குறது, இல்லைன்னா நமக்கு புடிச்ச ஹாபீஸ் ஏதாச்சும் செய்றது. இது மூலியமாவே நமக்கு அந்த அ மன அழுத்தம் போயிடும்னு சொல்லலாம். ஆனா, இந்த வளர்ந்ததுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அழுத்தங்கள்லாம் இருக்கு பாருங்க, என்ன பண்ணாலும் போவாது. அப்படி இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு?
கண்டிப்பா. ஆமாங்க. அது என் நம்ம எதுவுமே பண்ணுறதுக்கு நமக்கு இடம் குடுக்க மாட்டாங்கங்க, அதுதாங்க. ஏதாவது பண்ணா, அது மன அழுத்தம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம ஏதாவது பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் வேணும், இடம் வேணும்ல்ல. நம்ம வந்து தூங்கணும்னு நெனைச்சா கூட, எனக்கெல்லாம் 2 பக்கம் 2 இருக்கு. 2 2 பெத்து வச்சுருக்கேன் பாருங்க. நான் வந்து தூங்குனா சரியாயிரும்ன்னு நெனைப்பேன். ஆனா அவ் அவங்கள வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்போ வந்துட்டு, "ஒரு சில நேரம் ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆயி நம்ம வந்து ஒ இதாகுறோம்." அப்படீன்னா அப்பல்லாம் கேட்பேன் என் கணவர்ட்ட "தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஹால்ஃப் டேவாச்சும் லீவ் போட்டு வரியா? எனக்கு வந்து ரொம்ப அழுத்தமா இருக்கு. நான் தூங்குறேன். அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிறியா?" அப்படீங்கிற மாரி.
ஆ. சரியா, ம்ஹ்ம். ஆமாமா. ம். <laughs> சரி, சரி. ம்ஹ்ம். ஆமா. ம். சரிங்க. ஆஹா. சரி, சரி. <laughs> ஆமாங்க. எ எனக்குமே அந்த மாரி நெறைய சிக்கல் வரும். என்னன்னா, "இப்போ ஒரு வேலை நேரத்தில ரொம்ப அழுத்தமா இருக்கே." அப்படீன்னு சொல்லிட்டு, "சரி வீட்டுக்கு வந்து ஒரு 0:30 மணி நேரமாவது தூங்கலாம்." அப்படீன்னு நெனைச்சா, இவங்க அதுக்கப்பறமா ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கு மேல அழுத்தமா இருக்கும். ஐயோ! இதுக்கு வீட்ல வராம ஆஃபீஸ்லே இருந்திருக்கலாம் போலயேன்ற மாரிலாம் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு தோணியிருக்குங்களா?
அந்த ம். <chuckles> அதேதான்.